ஆமா கண்டிப்பா அது தொடங்கும். பேசும்போது பா அதும் வந்து பேருந்த காட்டியும், ரயில் சிநேகம் வந்து ரொம்ப அழகான ஒரு உறவாக இருக்கும். ஓ சும்மா இருக்க முடியாது. நீண்ட தூர பயணத்தின் போது ஒரு 10 மணி நேரம், 20 மணி நேரம் 2 நாட்கள் ஆ வந்து ஆமா ரயில்ல பயணம் பண்ணும்போது, ஏதாது ஒண்ணு நம்ம பேசித்தான் ஆகணும். பேசும்போது நம்ம கவர்ந் கவர்ந்துவிட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் நமக்கு உறவாகவே மாறிவிடுவார்கள். நா அப்டிப்பட்ட நண்பர்கள் 2, 3 நண்பர்கள் நான் வெச்சிருக்றேன். ஆ 10, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நகரத்ல இருந்து இன்னொரு நகரத்திற்கு நீண்ட பயணம் நான் போனேன். போம்போது எங்க எதுத்துல எதுத்த மாரி. நான் நான் அங்கே உட்காந்துட்டு தான் போனேன். எனக்கு எதுத்த மாரி 4 பேர் ஒரு குடும்பத்ல. 1 அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க இப்டினு உக்கார்ந்தாங்க. அப்ப நான் வந்து வாலிப வயதில இருந்தேன். அப்போ நான் என்னுடைய கல்வி, குடும்பம், போக்குவரத்து எல்லாம் வந்து பேசுகிற பொழுது, அ அவுங்க வந்து என்னை முழுசா நம்பத் தொடங்கினார்கள். "ஒரு நேர்த்தியான மனிதர்" அப்டின்கிற மாதிரி, அவுங்க மனசுக்குள்ள வந்துச்சு. உடனே அடுத்த பேருந்து நிறுத்தம் வர்றதுக்குள்ள என்ன செஞ்சாங்க, அவங்க பேக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து பிஸ்கட்டு, ஆ ஹாட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் எனக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் முதல்ல "இல்ல சார் வேணாம், அதெல்லா வாங்கி பழக்கம் இல்ல". "இல்ல, பரவாயில்ல சாப்டுங்க" அப்டின்கிற அளவுக்கு நட்பாயிடுச்சு. அப்புறம் அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நான் அவுங்களுக்கு வேண்டியதல்லாம் வாங்கி குடுத்தேன். அப்புறம் எங்களுடைய பேரு
ம்ஹம். கண்டிப்பா ஏதாது பேசி தான் ஆகணும். எதுக்க இருக்கிறவங்களோட. முகத்த முகத்த எவ்வளோ தூரம் பாத்துட்டு இருக்க. சரி, சரி. சரிங்க. ஓ! சரி, சரி. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன, ஏதுன்னு அவுங்க அவுங்களோட.
ஆமா ரொம்ப, ரொம்ப என்னுடைய ரகசியங்கள் கூட பேச ஆரம்பிச்சுட்டேன் அவுங்கிட்ட.